ஆனா நீங்க அந்த ரூ. 500 குடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப ப படிச்சிருக்க முடியாது இந்த விஷயத்த.
<laughs> ஆ அதுதான் நான் சொல்றங்க. எனக்கு வந்து நான் என்ன பண்றேனு எனக்குத் தெரியனும். நான் வந்து அப்ளை பண்ணணும். அ எல்லாமே நானே பண்ணணும் ஆசைப்படுவேன்ங்க.
சிறப்பா சொன்னீங்க பார்த்தீங்களா. இப்போ நீங்க சொன்னது, ம். எனக்குமே இப்ப ஒரு உபயோகமாக இருந்துச்சி இது. ஏன்னா, இப்போ நான் வந்துங்க இப்போ நீங்க எப்படி வந்து நம்ம அதை வந்து இந்த டாக்ஸ் ரிட்டர்ன்லாம் வந்து ஃபைல் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் வந்து நீங்க வந்து படிச்சதுனால தான் உங்களால என்கிட்ட வந்து பகிர்ந்துக்க முடிஞ்சுது. இல்லையா?
ம். ம். ஆஹ. பரவால்லிங்க. ஆமாங்க, கண்டிப்பாங்க. அ அது மட்டும் இல்லாம நாம்ப என்ன நினைக்கிறோம்னா, அவங்க வந்து படிக்கும்போது எல்லாமே படிப்பாங்க. எல்லா வகையும் படிப்பாங்க. ஆனா நம்ப நமக்குத் தேவையானதை மட்டும் படிச்சா போதுமுல்ல.
உங்களுடைய அனுபவம் எனக்கு இருக்காது. ஆமாங்க. அ அது அப்டி சொல்லுங்க, கரெக்ட்டா சொன்னிங்க. நமக்கு தேவையாத மாத்தரம் படிச்சா போதாதா, கரெக்ட்டா சொன்னிங்க. இப்போ ஒரு சமையல்
ம். <laughs> அதேதாங்க. அ <chuckles> நமக்குத் தேவையானத மட்டும் நம்ப படிச்சிக்குவோம். நமக்கு இப்போ எனக்கு அப்ள பண்ணத் தெரியுதா? அது வரைக்கும் சரி அப்படிங்கிற மாதிரி, அ எனக்கு தேவையானத மட்டும் படிச்சிகிட்டேன் காட்டி, எனக்கு என்னால படிக்க முடிஞ்சது. ஆ மத்தவய்ங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் படிச்சிக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நெனைச்சிருந்தா, கண்டிப்பா முடியாதுங்க.
ஆ, சரியா சொன்னிங்க. இப்போ நம்ப சமையல்ன்னாலுமே பாருங்களே, நம்ப குடும்பத்துக்கு பிடிச்சத மாத்திரம் நம்ப சமைச்சு தெரிஞ்சுக்கிட்டா போதாதா அந்த மாதிரி அ.
ம். ம். <laughs> அருமையா சொன்னிங்க. எடுத்துக்காட்டுக்கு இவ்வளோ அருமையா ஒண்ணு வரும்னு நான் எதிர்பார்க்கல. <chuckles> ம்.
அ இப்ப போயிட்டு நான் வந்து நார்த் இந்தியன், சைனீஸ் இதெல்லா போய் நான் படிச்சுகிட்டு இருந்தா அது என் குடும்பத்துக்கு எங்க உதவும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இல்லயா, அதேதாங்க. இது மாதிரி வேற ஏதாவது அனுபவம் இருக்கா?
ம். கண்டிப்பாங்க, ம். அ ஒரு செஃப்னா அவருக்கு எல்லாமே தெரியும்.

ம்.
அ. அது எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. எல்லோரும் வந்துட்டு மாத வருமானம் வாங்குறவங்களுக்கு ஒரு மாதிரி. ஆ, அதாவது பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு மாதிரி, அ இல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ஒரு மாதிரின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகை சொல்லிட்டாங்க. நான் எந்த வகையில வர்றேன்னு எனக்கு தெரியவே இல்ல. <chuckles> ஏன்னா, இப்ப நா நான் மாத வருமானமும் வாங்க கிடையாது. அ நான் பிசினஸ்ஸும் பண்ணல. அ நான் வந்துட்டு அவங்க சொல்றமாரி புரொபஷனல் அப்பிடிங்கிற லிஸ்ட்லயும் வல்ல, அப்பிடிங்கம்போது, அ நான் அ வீட்ல இருந்து ஒரு ஆன்லைன் வேலை செஞ்சுட்டு இருக்கறேன்.
ஆமா. <laughs> ஆ, ஆ,
அ இது ப்ரீலான்சர் ப்ரீலான்சர்க்கு எதில அப்ளை பண்றதுன்னு சரியான குழப்பம்.
ஓகே. அதாவது, நான் யார் என்று எனக்கே அடையாளம் தெரியவில்லைங்கிறதுக்கு, ஏன்னா
ஆ. <laughs> அந்தமாரி தான் ஆயிபோச்சுங்க. ம். அப்புறம் நான் தேடு, தேடு தேடுன்னு தேடி அ அதுக்கப்புறம் ஃப்ரீலான்ஸர்னா சொல்லுங்க. ஃப்ரீலான்ஸர்னா சொல்லுங்கன்னு எப்பிடியோன்னு ஒரு 10, 20 வீடியோ பார்த்துருப்பேங்க. பார்த்துட்டு, அ ஒரே ஒரு வீடியோல தான் சொன்னாங்க. அ ஃப்ரீலான்ஸர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சமம் அப்பிடின்னு சொல்லிட்டாங்க.
அப்ப என்ன பண்ணீங்க? ம். அருமை. அ கண்டுபிடிச்சிட்டீங்க கடைசியில. ஆ.
ஆமா <laughs> இந்த ஒரு இந்த ஒரு வார்த்தைய கேக்கறதுக்காக நான் அத்தன அல அலஞ்சன்னே சொல்லலாம்.
அதாவது, ஒரு வார்த்தை கேட்க ஒரு ஒரு நிமிடம் காத் ஒரு வருடம் காத்து இருந்தேன். ஒரு பாட்டு இருக்குதுல்ல?
<laughs> ஆமா, ஆமாங்க. ஞாபகம் வருது. அந்த மாதிரி தான் ஆயிப்போச்சு என் நெலமை.
ஆ, ஆ. அப்போ என்ன பண்ணீங்க அடுத்தது? நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்களா உங்களுடைய அ.
ம். ஆ, இப்ப இந்த 3வது படி வந்துட்டு என்ன ஃபார்ம் அப்பிடின்னு செலக்ட் பண்ணியாச்சு. அ அதுக்கு அப்புறம் சுமூகமா போயிடுச்சு. 4வது படியா வந்துட்டு, அ எப்பிடி அப்ளை பண்ணனும் அந்த ஃபார்ம? ஏன்னா, எந்த ஃபார்ம்ன்னு சூஸ் பண்ணிட்டோம்ன்னா, அத மட்டும் எப்பிடி பண்ணிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்பிடின்னு சொல்லிட்டு